கண்டிப்பாங்க. இந்த ரூ.10000க்கு 10000 டைம் அலைய விடுவாங்க நம்பள. ஆ அதுக்கப்புறம்.
ஆமாங்க. ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். ம்.
நம்மளே நடந்து போய் குடுத்துட்டு வந்துருக்கலான்ற மாரி நம்பள வந்து மனசு ஒரு மாரி பாதிக்க வச்சுருவாங்க.
கண்டிப்பா.
அதே மாரிங்க இப்பலாம் வந்துங்க, இப்ப நம்ம கடைக்கு போனாலுமே, இப்பல்லாம் எங்க ஏரியால ஒரு தாத்தா இருக்காரு. கால்ல போயிட்டு, நம்ப ஒரு ரூ.50 குடுத்துட்டு எதனாச்சும் ஒரு பொருள் வாங்குனா, மீதி ரூ.10 இல்லன்னா ரூ. 8 குடுத்துட்டு கணக்கு முடிஞ்சுருச்சுன்றுவாரு. அவருக்கு வந்து கணக்கே தெரியாது. அப்ப நான் தாத்தா இது மாரி தாத்தா. இது மாரி கணக்கு என்னினு நம்ப சொல்லணும். அதுக்கு வந்து இந்த GPayவே பரவால்லன்ற மாரி நம்மள தோணிடும் சில டைம்ல. அது மாரி அனுபவங்கள் இருக்கா? உங்களுக்கு?
அப்றம் ஆமா. ஆமா. இல்ல. அத விட வந்துட்டு இப்ப நம்ம GPay வந்ததுக்கப்புறம் கணக்கு இல்லாம அ போறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த கணக்கு தான் இவ்வளோ தான் வாங்க போனும். இதுதான் வாங்க போணும்னு இல்லாம கணக்கு இல்லாம வாங்குவோங்க. கணக்கில்லாம வாங்குறது ஒண்ணு. அ அந்த பரிமாற்றம் வந்து இ அதிகமா நம்ம வந்து எதுக்கெதுக்கு ட்ரான்சாக்ஷன் பண்ணோங்கிறதே தெரியாம, இ கையில வச்சுருந்தோன்னு வச்சக்கோங்களேன், இப்ப இவ்ளோ ரூவா வச்சுருக்கோம். இவ்வளோ இவ்வளோ செலவு பண்ணோம் அப்டின்ற ஒரு நெனைவு கண்டிப்பா இருக்கும். ஆனா இந்த ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்ளோ செலவு பண்ணோம்? எவ்ளோ அக்கவுண்ட்ல இருக்கு? எவ்ளோதான் வச்சிருந்தோம்? இதெல்லாம் எதுக்கு செலவு பண்ணும்? அப்டிங்கிறதே ஒரு பெரிய குழப்ப நெலையில இருக்கும் பார்த்தீங்களா? உங்க நம்பிக்கையே வராது. அ அவ்ளோதான் போ நீக்கு அக்கவுண்ட்ல வச்சிருந்தீங்கன்னா, அது காசு கரியா தான் போகும். இதுக்கு நீ கையிலேயே எடுத்து வச்சரலாம். அந்த மாதிரி ஒரு நெலமைல்லாம் வந்து ஒரு தடவ வந்திருக்கு. ஒரு சிச்சுவேஷன்ல ஆமா. ஏன்னா வந்து நம்ம வந்து அ கணக்கு வழக்கு இல்லாம செலவு போணும்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாரி கணக்கு வழக்கே இல்லாம செலவுகள் போகும்.
ம். ம். ம். கண்டிப்பா. ஆ. ஆமாமாங்க. ஆமாமாங்க.